ஆமாங்க. ஏன்னா, அந்த 1 மாசம், இப்ப விட்டுருவன். அதுக்கு, அடுத்த மாசம் மார்னிங்னு சொல்லிட்டு, அத யூஸ் பண்ணி ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டுறதோ, ஏதோ ஒண்ணு பண்ணி, சேர்ந்து பண்ணிருவேன். அதுக்கு அடுத்த மாசம் திரும்பவும் இதே மாதி இருக்கும்போது, அந்த 1 மாசம் பண்ணது எனக்கு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டன்து. அது அப்படியே நிக்கறதும் இல்லை, திரும்ப வந்து, அதே மாரி சாப்பாடு கண்ட டைமில சாப்படறது சொல்லிட்டு, உடம்பு சம்பந்தம் இல்லாம ஏறுது. ஒரு ஒர்க் அவுட் பண்லாம்னாலும் டைமில்ல.
ம். ஆஹ. பாரன். ஆ. ஆ. இல்ல கண்ட நேரம் இப்ப நே தூங்குற நேரம் மாறுனாலே, எல்லாமே மாறிடுமாங்க, சாப்படறது, நீங்க சொல்ற மாரி, இந்த ஹார்மோன் மாற்றங்கள்லாம் அ ஸ்கின்ல வந்து அந்த மெலடோனின் வந்து, இத்தனை மணிக்குள்ள படுத்தாதான் வந்து நல்லாருக்கும், அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க, இல்லயா, மொத்தமா மாறிடுது.
கண்டிப்பாங்க. அப்பறம், மெசெஞ்சர் ஹார்மோன்னு ஒண்ணு இருக்காம். 12:00 டு 3:00 க்குள்ள தான் அப்ப சொறக்குமாம். அப்ப, தூங் அது தூங்கும்போது நம்மளோட நம்ம படிச்சதோ, நம்ம மைண்ட்ல இருக்கிறதோ, எல்லாம் சீராகி நம்மளோட நியூரான்ஸ் எல்லாம் ஏதோ கனெக்ட் ஆகி எல்லாத்துக்கும் ஒரு மெசெஞ்சர் மாரி அனுப்புமாம், அந்த ப்ரெயின் வந்து நம்ம உடம்பு ரெஸ்ட்டில இருக்கும்போதுதான், இந்த 12:00 டு 3:00ங்கிற டைம்தா ரொம்ப முக்கியமாம் தூக்கத்துக்கு. நான் தூங்கறதே அந்த மெசெஞ்சர் ஹார்மோனோட வேலை முடிஞ்சி, அது போய் தூங்குனதுக்கு அப்பறம்தா நானே தூங்குறன்.
என்னது? அஹான். ஆ. அப்ப பாருங்க! ஆனாலும், நம்ம மெசெஞ்சர் ஹார்மோன்லாம் எவ்வளோ வந்து பாதிப்புக்குள்ளாகும் இல்லையா, நம்மள அப்படிதா உடம்பு வந்து, ரெடி ஆயிருக்கு.
ஆமாங்க. அந்த ஹார்மோன்லாம் எனக்கு இருக்கான் தெரிலீங்க. அதெல்லாம் செத்திருக்குன்னு நெனக்கிறன்.
ஏன், அப்படி சொல்றீங்க? திரும்ப நீங்க மாத்திட்டிங்கனா, வேற ஒரு வேல மாறிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், திரும்ப நம்ம உடம்பு மாறிடும்.
கண்டிப்பாங்க. அது, ஒரு சில விஷயங்கள், இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல வந்து, அ ஒரு அவங்க இவங்களலாம் பாத்துக்க ஆள் இல்ல. நான் வந்து வெளியூருக்கும் போய், வேலை செய்ற சூழ்நிலையில இல்ல. அந்த மாரி விஷயங்கள் குறிப்பிட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால இந்த வேலையில இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட. அ இப்புமே, இதே நெலமதான் தொடருது. ஆனாலும், இப்படியே போச்சுனா, நம்ம உடம்பு என்னத்துக்காகும் தெரியாது. செரி, வேற ஏதாச்சு யோசிக்கணும்னு சொல்லி இப்ப மண்டைல ஓடுது.
ம். ஓ! அ. உங்க கம்பெனியில அந்த பவர் நாப்பலாம் குடுக்கறது இல்லயா?
வொர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க! நான்லாம் அப்படியே ஆன்லைன்ல வச்சுட்டே தூங்கிருவேன்.
அதிலயும், பவர் நாப்பு இப்ப நீங்க வந்து, இவ்வளோ நேரம்! அதில பவர் நாப் எடுத்துக்கோங்க. அந்த மாரி, ஏதாவது கொடுத்தா உங்களுக்கு யூஸ் ஆகுமா அது?
பவர் நாப்பு மத்தியான நேரத்தில தாங்க யூஸு ஆகும். நைட் எல்லாம் நாப் எடுத்தா அவ்வளவுதான், அதுக்கப்புறம், எந்திரிக்கவே முடியாதுங்க. எ எந்திரிக்கவே முடியாது. நைட் 1 மணி, 2 மணிக்கு ரொம்ப தூக்கம் வரும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் படுக்கலானு படுப்பன். 1 நாள்லா, அப்டியே அது நமக்கு அடிக்கிற அலாரமும் தெரியாது. எதுவுமே தெரியாம அப்படியே அந்த நாள்லாம் ஸ்கிப் ஆகி எந்த மெசேஜ்ஜூம் வந்த மெயிலுக்கு கூட ரிப்ளை பண்ணாம அப்படியே, தூங்குன நாட்களும் இருந்திருக்கு!
அ. அவ்வளவுதான். அதுக்கு பேரு ஸ்லீப் ஆயிடும்! ஆ. அதான். அஹா! அச்சோ!